அ கண்டிப்பா. அ நிறைய விஷயங்களே சொல்ல முடியும். ஏன்னா, எங்க வீட்ல அந்த <chuckles> மாதிரி எல்லாருக்கும் உணவு பழக்கம் வந்து வெவ்வேறு விதமா இருக்கு. அ இப்ப என்னுடைய மகள் வந்து அவுங்க பிறந்து நாங்க தனியா அவுங்கள பார்த்துக்கிட்டனால, பெருசா அவுங்களுக்கு வந்து உணவுகள இன்ட்ரோடியூஸ் பண்ணாம விட்டுட்டேன் நானு. என்னோட பயத்தினால எப்பமே அரச்சு ஊட்டுறது. எந்த உணவுனாலும் அத அவுங்களுக்கு தெரியாம அரைச்சு அரச்சு அரச்சு ஊட்டிட்டு இருந்தேன். கொஞ்சம் அது அவுங்க வளர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவுங்களுக்கு அந்த மென்னு சாப்பிடறதே தெரியல. இதுக்காக நாங்க மருத்துவர்கிட்ட போறோம், அ அவுங்க சோறு பார்த்தாலே <chuckles> ஓடிடுறாங்க. அப்பிடிலாம் போய் மருத்துவர கேட்கறோம். அவர் வந்து, 'நீங்க தான் வந்து அது முயற்சித்து குடுக்கணும்." இது வந்து மருத்துவ ரீதியா ஒன்னும் பண்ண முடியாது. அவுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு அனுப்பிச்சிட்டாரு. ஐயய்யோ! சொல்லி அ ஒரு வாட்டி சாப்பிடும்போது எங்க கணவர் தெரியாம பிரியாணிலருந்து ஒரு பாஸ்மதி பருக்கை எடுத்து கொடுத்தாரு. அவ்ளோ நாள் சோறு பார்த்தாலே ஓடுனவங்க அது புடிச்சிருந்தது திருப்பி வந்தாங்க. பரவால்ல இன்னொரு பருக்கை, ஆ இன்னும் கொஞ்சம் அப்டியே போச்சு. அதுக்கப்பறம் பார்த்தா அவுங்க பாஸ்மதி அரிசி மட்டும் தான் சாப்பிடுவேன்றமாரி மாறிட்டாங்க. <chuckles>
சரிங்க. ம். ஓ! புரியுது. சரிங்க. <laughs> சரிங்க. ம். ம், ஆஹா! ம். சரிங்க. ம். ம். ம். சரிங்க. அய்யயோ! அது பச்ச அரிசி ஆச்சே! தொடர்ந்து சாப்பிட்டா உடல் சூடு. தேறாது. அத எப்பிடி சமாளிச்சீங்க. அந்த நிலமைய.
ஆமா. அடுத்து இன்ட்ரொடக்ஷன் சீரக சம்பா அரிசி நம்ம ஊரு அரிசி இ
ம். ஆ அது ஒகே. ஆமா. அது நல்லா இருக்கும். அற்புதமா இருக்கும்.
இப்ப இத சம அளவுல அ குடுக்கிறது. சரி கார்போஹைட்ரேட்ஸ்க்கு சோறு தான் சாப்பிடணுமா! சப்பாத்தி வ் இன்ட்ரோடியூஸ் பண்லாம் அப்பிடின்னுட்டு அதையும் ஆரம்பிச்சு விட்டோம். இப்பிடியே வந்து அவுங்களுக்கு ஒரு வட இந்திய உணவகமே நான் வந்து தொடங்கிட்டேன்னு சொல்ல ஆ <laughs>
ம். ம். சரிங்க. வடக்கன்ஸ் மாரி ஆயிட்டீங்க. சப்பாத்தி கானாபோலியே அப்டிங்கிறமாரி போயிட்டீங்க. அந்த இதில, ம்.
ஆமா. ஏன்னா தினந்தோறும் மதிய உணவுக்கு ஒண்ணு புலாவிருக்கும். இல்ல பிரியாணி இருக்கும். பிரியாணினா அசைவம் இல்ல. சைவம் தான் இருக்கும். ஆ அதுக்கப்பறம் 1 சப்பாத்தி இல்லன்னா 1 பராத்தா! இத மாத்தி மாத்தி சுழற்சி முறையில அவுங்களுக்கு சமைப்போம். ஆனா, ஒரு காலகட்டத்தில என்ன ஆயிடுச்சு, எ என்னோட கணவருக்கு இந்த, இந்த பிரியாணி அந்த வாசனை அந்த புலாவ் வாசனையே ஒரு, ஒரு வெறுப்பு ஏற்படுத்துச்சு. <chuckles> ஆமா. அவரு வந்து இந்த வீட்ல இருந்து வேலை செய்யிற நாட்கள்லாம் அத நம்ம முடிச்சிட்டு அந்த அ குக்கர் திறப்போம் இல்ல. அந்த இத திறப்போம் இல்லயா! அப்போ வந்து அந்த வாசனையா வரும். ஆனா, அவருக்கு வந்து இல்ல, இல்ல நான் ஒரு 10 நிமிஷம் வெளிய போயிட்டு வரேன். என்னால இந்த வாசனை தாங்க முடியலன்னு சொல்லி போயிடுவாரு. ஆ சில நேரங்கள்ல வெளியவே போய் சாப்பிட்டு வந்துருவாரு. என்னால இத சாப்பிட முடியாதுன்னு. அதுக்கப்பறம் கொஞ்ச நாள் என்னாச்சுன்னா, நான் 2 வ வகையான உணவு வந்து ச சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். என் கணவருக்காக 1 குழம்பு, 1 காய் செய்வேன். மகளுக்காக 1 உணவு செய்வேன். அது காலையில
ம். சரிங்க. சரி. ம். ம். வெறுப்ப உருவாக்கிருச்சு. அந்த இடத்தில, ம். தொடர்ந்து சாப்பிட்டனால. ம். ஆமாங்க. <laughs> <laughs> புரியுது, ம். ஆ. ம். ஓ! ஆ. அப்ப இது சமைக்கும் நேரம் அப்பிடிங்கிறது அதிகரிச்சுருங்களே! நீங்க பண்றமாரி இந்தமாரி பண்ணா அப்பிடின்னா?